எங்களுக்கு வந்துது கோவம் எங்களுக்கு
ம். இதெல்லாம் அவங்களுக்கே தெரியணுங்க. இத போய் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கறவங்களுக்கு எப்படி இருக்கும், இல்ல நமக்கே முதல்ல அது நல்லா இருக்காது.
ஆ. ஆம். ம். அப்புறம் புடிச்சு கிழிச்சே போட்டேன் நான் அந்த ஃபோட்டோவ. ஏம்மா உனக்கு வேற போட்டோவே கிடையாதம்மா, ஏம்மா இத நம்ம இங்கிருந்து அனுப்புனா நம்மள பத்தி என்னம்மா நினைப்பாங்க அப்டினேன்.
<laughs> ஆ நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சில பேர் இப்படிதாங்க இருக்காங்க. இந்த மாரி ஃபோட்டோ இந்த மாரி எடுக்கணும் அப்டின்னாலே, இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்சா போதும். நம்மள யார் என்ன பேசினா, என்ன அப்டின்னு சொல்லிட்டு பாக்கவே முடியாது, சகிக்க முடியாத ஃபோட்டோலாம் கூட குடுப்பாங்க.
ம். ஆ அப்புறம் அந்த பொண்ணு ம். கண்டிப்பாங்க. எனக்கு சரியானா கோவம் எனக்கு இது என்ன இது புகைப்படோன்ற, ஒரு புகைப்படம்னா எப்படி இருக்கணும். பின்னாடி வந்து ஃபுல்லா ஒயிட்டா இருக்கணும், இல்லைனா வேற ஒரு கலரா இருக்கணும். முன்னாடி அழகா நின்னு. நல்லா தலைய நல்லா அழகா வாரி, நல்லா ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு. ஒரு புகைப்படம் எடுத்து எவ்வள அழகா இருக்கும். அப்டின்னு திட்டி விட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய்ட்டு வேற ஒரு புகைப்படம் எடுத்து வந்துச்சு. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா. ம், இன்
கண்டிப்பாங்க. இப்ப இந்த ம். இல்ல இந்த புகைப்படம் எடுக்கும்போதெல்லாம் பாத்துருக்கீங்களா? சில பேருக்கு வந்து, அ தேதி வரும், இல்லன்னா எந்த இடத்துலருந்து எடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் வரும். அந்த மாரி இருக்குல்லாம் நம்ம அனுமதி குடுக்குறது வந்து நீங்க சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் தேவையில்லாததுன்னு நினைக்கிறீங்களா?
என்ன கேட்டா தேவையில்லாதது தாங்க. ஏன்னா அந்த புகைப்படம் வந்து என்னைக்கா ஒரு நாள் தான் நம்ம பாக்க போறோம். நம்ம குடும்ப நம்ம குடும்பத்தோடு எடுக்கிற புகைப்படம் நம்ம கண்டிப்பா அந்த புகைப்படத்த வந்து, நம்ம வீட்டு வாசல்ல ம். இது வீட்டு வாசல்ன்ற பாருங்க. வீட்டு உள்ள மாற்றோம் அப்டின்னா, நம்ம இது பண்ணலாம்.
கண்டிப்பாங்க. <laughs> ஆமாங்க.
அ, அது தேவையில்லாம என்னத்துக்குங்க? அதுல ஒரு ஒரு தேதி போட்டு, அதுல ஒரு அட்ரஸ்ச போட்டு என்னத்துக்கு இப்ப. அ இன்னும் சொல்றது கேளுங்களான், ஒரு ஒரு க ஸ்கூல்ல வேலை செய்ற ஒரு படிக்கிற ஒரு பையன். எ 8வதுக்கு அவனுக்கு வந்து பஸ் பாஸ் வந்து அப்ளை பண்ணும். 8வது படிக்கிறான் அவன். அவன் 3வது ஃபோட்டோ கொண்டு வர
ஆ. சரிங்க.
3வது படிக்கிற ஃபோட்டோவ அவன் கொண்டு வருவான்.
அவ்ளோ பழைய வருஷத்த போட்டோவ. ஆமா.
ஆ. அவ்ளோ பழைய ஃபோட்டோவ கொண்டு வந்து என்னங்க பண்றது? அவன் ஒ அவன பாத்தா வளந்து நல்லா ஹைட்டா நல்லா வளந்து நல்லா முடியெல்லாம் கட் பண்ணி நல்லாருப்பான். இந்த ஃபோட்டோவ பாத்தா, முடிய கிடியும் வளத்துட்டு பின்னி போட்டுருப்
பாக்கறதுக்கே அடையாளம் தெரியாது அப்பன்னா.
இந்த போட்டோ ஆமா. இந்த ஃபோட்டோவ நம்ம எப்படி அதில ஒட்டி சைன் பண்ணி அனுப்புறது?